இதுல வந்துச்சு அப்டின்னா, அது ஒரு பெரிய விஷயமா வந்து வந்து ஒரே நாள்ல நி வந்து நிக்குது. இல்லையா? அதே மாரி இப்ப யாராவது ஒரு சமூக ஊடத்தட்ட ஊடகங்கள்ல ஒரு இசைய பொ இசை ஒரு நல்ல பாடல், ஒரு அருமையான பாடல். அந்த வந்து சமூக ஊடகத்தில வருது அப்படின்னா ஆனா, அதுக்கான ஒரு மதிப்பு இல்லாமல், அது ஒரு மட்டத்தட்டமான மட்டதட்டப்பட்ட ஒரு எடத்திற்கு சென்றுட்டு அப்படிங்கிற மாரி சில பாடல்கள எல்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா, நம்ப அத வந்து ஒரு 1 வருடமோ, 2 வருடமோ கழித்து அத திரும்பி அதே பாடல்லாம் தெரியாம நம்ம காதுல வந்து நம்ம கேட்கும்பொழுது, இது அப்ப வந்த ஒரு இசை இல்ல. இத நம்ம வந்து அந்த ஊடகத்தில பார்த்தோம்ல, அப்படின்னு ஒரு தோற்றல் வரும்போது நம நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வி வரும். ஏன் நம்ப இத வந்து அன்னைக்கு செய்யல? அன்னைக்கு இத தவற விட்டுட்டோம். இத செ இத உருவாக்குனவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்த நம்ம தரல. அப்படிங்கம் பொழுத, நமக்கு வந்து அந்த அங் அந்த இடத்துல ஒரு மாரியான ஒரு வலி ஏற்படும் தெரியுமா? அந்த மாரி இருந்தா நீங்க எப்படி அந்த வலியிலருந்து வெளியில வருவீங்க?
ஆமாங்க. ஆமா. ம். ம். கண்டிப்பா. ஆ. ஆமா. ம். ஆமாங்க. ஆமா. உண்மையாவேங்க.